பொதுவா வந்து பார்த்தோம் அப்படீன்னா, எல்லா ஒரு நட்புக்குள்ளயுமே வந்து ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள், பிரச்சனை, அப்புறம் வந்து அந்த கருத்து வேறுபாடு, மனக்கசப்புகள் ஏதாவது வரதான் செய்யும். நட்புன்னாலும் அதான், எந்த உறவா இருந்தாலும் அந்த மாரி பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இழந்த, அ அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ப மேல நம்பிக்கையே இல்லாத அந்த மாரி ஒரு தருணத்துல, அந்த நட்புல மீண்டும் வந்து அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்க வரவைக்கணும், அப்படீன்னா அதுக்காக என்னென்னல்லாம் செய்யலாம்? உங்களுக்கு எதுவும் அந்த மாரி அனுபவங்கள் இருக்குங்களா? எங்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
ஆ கண்டிப்பா. நீங்க சொல்ற மாரி அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. ஏன்னா, கல்லூரி வாழ்க்கையில தான் இந்த மாரி நடந்துச்சு. நா நா பொறியியல் தான் படிச்சேன். 4 வருஷமுமே வந்து நான் ஒரே நட்போட தான், நான் ரொம்ப பழகிட்டு தான் வந்துட்டுருந்தேன் அவங்க கூட. அவுங்க வந்து ஏன்னா, நான் வேற கல்லூரிலருந்து இன்னொரு கல்லூரிக்கு மாறுனப்ப அவங்க தான் வந்து, "நீ வா!" யாருமே எனக்கு தெரியாது அந்த கல்லூரியில. "என் பக்கத்துல வந்து உட்காருன்னு" சொல்ட்டு, அவுங்க தான் வந்து என்னைய பக்கத்துல உட்காந்து நல்லா பேசி, அவங்க கூட நல்ல ஒரு அ முக்கியமான மாரி இருந்தாங்க எனக்கே. எதுல்ன்னாலும் சொல்லித்தரது, எல்லாமே ரொம்ப நம்பிக்கையா இருக்க மாதிரி அவங்கள எனக்குத் தோணுச்சு. அ போ
ம்ஹ்ம். சரி, சரி. ம்ஹ்ம். சரி. ம்ஹ்ம். சக வகுப்பு தோழிங்களா?
ஆமா, சக வகுப்பு தான்.
ம்ஹ்ம்.
அ எனக்கு அந்த கல்லூரில யாருமே எனக்கு தெரியாது. எனக்கு புது அனுபவம் தான். அதனால வந்து இது இதா இருந்துச்சு. அவுங்க நல்லா எனக்கு வந்து நல்லா உதவி பண்ணாங்க, ப படிக்க வைக்கிறதாருக்கும், எதுவா இருக்கட்டும். அப்ப ஒரு 3ஆவது வருஷம் இந்த மாதிரி
ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். அவங்களுக்கும் அது புதுசு தானே, அந்த கல்லூரில ஆரம்பிக்கிறது. இல்ல, அவங்க இதுக்கு முன்னாடியா
ஆஹா! இல்லல்ல. நான் முதல் 1 ஆவது ஆண்டு வந்து வேற கல்லூரில படிச்சேன். இன்னொரு கல்லூரி, அந்த கல்லூரி சரியில்லாததுனால வேற கல்லூரி மாறிட்டேன்.
ஆ. ஓ! சரி, ஷரி. அஹ.
அ அதனால அப்படி வந்துச்சு. அப்ப அவங்ககூட நல்ல ஒரு பழக்கம், ந ந நல்ல குளோஸா இந்த மாதிரி பழக ஆரம்பிச்சுட்டோம். அப்புறமேட்டு அவுங்க வந்து என்னன்னா, அவுங்க காதலிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அ தெரியும். அவங்களும் நல்லா பேசுவாங்க, நானும் அவுங்க கூட போய் அவங்க வெளியல்லாம் போவாங்க, நானும் அவங்க கூட போயிருக்கேன், நல்லாதான் இது பண்ணீகிட்டுருந்தாங்க காதல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. திடீர்ன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4ஆவது வருஷம்ன்னு நெனைக்கிறேன், அப்பதான் அவங்கள பத்தி எனக்கு தெரியவே வந்துச்சு. அவுங்க வந்து அ நாங்கல்லாம் ஒண்ணா எடுத்த ஃபோட்டோவ, அவங்க வேற யாரோ ஒரு ஆண் நண்பருடன் அவங்க கு கேட்டா வந்து, அவங்களும் வந்து இவங்கள லவ் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ம்ஹ்ம். அஹ்ம். ஓஹோ! ம்ஹம். ம்ஹம். ஓஹோ!
ஆ இது வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது. இது என்ன இந்தப் பொண்ணு வந்து, ர ர டபுள் கேம் விளையாண்ட மாரி ஆயிருச்சு. ஒ ஆல்ரெடி ஒரு பையன ப லவ் பண்ணிட்டுருக்கு. திருப்பியும் வந்து இன்னொரு பையனும் லவ் பண்றான்னு சொல்ட்டு, அந்த பையன் வந்து எங்கள்ட்ட வந்து சொல்றான். எங்களோட இது சோ சமூக வலைதளங்கள் இருக்கு பாருங்க, அதுலருந்து எங்களோட அக்கவுண்ட்டல்லாம் எடுத்து, இந்த மாரி சொல்றான், "உங்க ஃபிரண்டு வந்து நான் லவ் பண்றேன். அவ் இந்த மாதிரி பண்ணுது, என்கிட்ட பேச மாட்டீங்குது, என்ன அவாய்ட் பண்ணுது, இந்த மாரி நீங்க எடுத்து சொல்லுங்க." இந்த மாரி சொல்லி, எங்களுக்கே வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. "என்னடா இந்தப் பொண்ணு அ கூடவே இருந்துட்டு, இப்படி 2 2 பேர வந்து காதல் பண்ணீட்டுருக்கு, இது ரொம்ப தப்பே நா நம்ப கூட இருந்தே நம்பளுக்கு தெரியலையே." அப்படீன்னு நாங்க ரொம்ப யோசிச்சோம். அப்போ
ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ம் ஓஹோ! ம்ஹ்ம். உங்களோட எடுத்த அந்த புகைப்படங்களல்லாம் இப்போ 2ஆவதா சொன்னீங்கல்ல, அவங்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டாங்களா?
ஆமா, ஆமா, ஆமா. அதுதான் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாச்சு. வேற யாரா இருந்தாலும் பரவால்ல. இப்ப இது எங்களோட இது பண்ணா, அது வந்து அது கொஞ்சம் சேஃப்பாவும் இருக்காதுல்ல. அது எங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அந்தப் பொண்ண
ம்ஹ்ம். ம். அதான். அவங்க அனுப்புறதா இருந்தா, அது அவங்களுடைய புகைப்படம், அவங்களோட தனிப்பட்ட உரிமை. நம்ம கூட எடுத்துக்கிட்ட அந்தப் புகைப்படத்த அவங்க பகிர்ந்துக்கிறாங்கன்னா, அது ரொம்ப கண்டிக்க வேண்டிய செயல் இல்லையா? அதனால நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
ஆமா. ம். ஆமா, இப்ப இருக்க காலகட்டத்துங்கள ரொம்ப நம்பவும் முடியல யாரையுமே. அப்ப இவங்க இப்படி போய் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கவும் எங்களுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. "நீ வேணா எப்படி வேணா இருந்துக்கோ, ஆனா எங்களோட புகைப்படத்தை எதுக்கு நீங்க வந்து அவ அவங்களுக்கெல்லாம் ஏன் குடுக்குற?" அப்படீன்னு சொல்லி சண்ட போட்டோம். அ அது அதுக்கு முன்னாடியே வந்து, "இந்த ஏன் இந்த மாதிரி பண்ற? இது வந்து தப்பில்லையா? ஒருத்தரவங்கள வந்து ஏமாத்திட்டு இன்னொரு பையனையும் வந்து காதல் பண்றேன்னு சொல்ட்டு, இப்படி இருக்கியே. இது வந்து உனக்கு தப்பா தெரியலையா?" அப்படீன்னு நாங்க போய் கேட்டதுக்கு, அந்தப் பொண்ணு எதிர்த்து பேசுது, "நீ உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும் அது." இத்தன வருஷம் பழகி இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுனா. நாங்க வந்து அந்தப் பொண்ணுக்கு நல்லதா தான் சொன்னோம். ஆனா அவங்க வந்து தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசுனாங்க. எங்களுக்கு வந்து, நாங்க எவ்வளோ
ம்ஹ்ஹ்ம். ம். ம். ம்ஹ்ம். ஹ்ம். ஓ! அஹஹ. ம்ஹ்ஹ்ம். ஒ "நாங்க" அப்படீன்னா, அப்ப நீங்க யார பத்தி சொல்லிருக்கீங்க? ஓ! இந் இந்த 2ஆவது, 1 1 வருஷம் 1 கல்லூரில போய் சேர்ந்தீங்க, அப்போ அங்க 1 1 நல்ல தோழி கெடச்சாங்கன்னு சொன்னீங்களே அவங்களா?
ஆமாங்க. ஆமா. ஆமாமா, நல்ல தோழி தான். அவங்க இப்ப நாங்க 2 3 நெறைய பேர் சேர்ந்துருவோம் 1 கேங் மாதிரி ஆயிருவோம்ல குரூப்பா.
ஓ! ஆமாமா, ஆமாமா.
அ அப்ப வந்து, அவங்க மட்டும் வந்து இந்த வேலைய பார்த்துட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. நம்பிக்கையே இல்லாத மாரி ஆயிருச்சு. "இந்தப் பொண்ணுகிட்ட எதுவுமே நம்பி நம்ம சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலுமே, நம்பளோட புகைப்படத்தையே அவங்களுக்கு அனுப்ச்சுருவாங்க. நம்ப பேசுறதையும் சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு இதுதான்." அப்படீன்னு சொல்ட்டு, அதோட இந்த பொண்ண வந்து நாங்க பேசறத விட்டோம். ஆனா வந்து ப க கடைசி வருஷம்ன்னால அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவாங்கல்ல
ம்ஹம். ம்ஹம்.
அ அந்த இதெல்லாம் ஒரே குழுவா தான் இருந்தோம். அப்ப, வந்து தவிர்க்கவே முடில அந்த பொண்ணுட்ட நாங்க பேசிதான் ஆகணும். அப்ப என்ன பண்ணோம், அந்த பொண்ணு மெதுவா ஒரு நார்மல் என்னது ஒரு நல்ல ஒரு மூடுல இருந்துச் இப்ப நாங்கலாம் பொறுமையா போய் மெதுவா இந்த மாரி பேசினோம். "ஏன் இப்படி பண்ணுற? இது உனக்கு தப்பா தெரியலையா?" அப்படின்னு சொன்னோம். எடுத்து சொன்னோம் அதுக்கிட்ட பொறுமையா யாருமே இல்லாத நேரத்தில. அப்போ, அந்த பொண்ணு "எனக்கு ரொம்ப தப்பா தான் இருந்துச்சு. நீங்க சொல்லவும் தான் எனக்கு ரொம்ப தப்பா இருந்தது. எனக்கே எனக்கு என்னன்னா எங்க வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப தனிமையா இருந்தேன் யார்ட்டயாது பேசணுன்டு எனக்கு தோணும். அப்போ பார்த்தா நான் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து இந்த மாதிரி பசங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா, நான் வேற எதுக்காகயும் நான் இந்த பேசல இந்த மாதிரியும் நேரல போயோ, பார்க்குறதோ, பழகுறோ இந்த மாரிலாம் நான் பண்ணல. சும்மா வந்து இந்த இது மட்டும் தான் நான் ச்சாட் மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டுருப்பேன். இது வந்து தப்புதான் நான் உணர்றேன். அந்த பையனுக்கும் தெரியாதுதான் நான் இப்ப யார்ட்டயுமே நீங்க உங்ககிட்ட சண்ட போட்டதுலருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் யார்ட்டயுமே பேசுறதே இல்ல. தனிமையா தான் இருக்கேன்" அப்படின்னு அந்த பொண்ணு ஒருமாரி அழுகுற மாரி பேசுவும். எங்களுக்குமே கஷ்டமாயிடுச்சு. என்னடா இந்த பொண்ணு அப்
ஆமா. ஓஹோ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோ! ஓ! அந்த தனிமை அப்படின்றது, அந்த பொண்ணு எப்படியெல்லாம் யோசிக்க வச்சிருக்கு இல்லையா? ய சரி, அந்த தனிமையிலேருந்து வெளிய வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிச்சு இந்த சமூக வலைதளங்கள், இந்த மாதிரியான ஒரு சில தீய விஷயங்களுக்கும் வந்து உடன்பாடா இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய விஷயம் தான். இருந்தாலும் அந்த பொண்ணு தனிமைய தேடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. இந்த மாரி ஒரு வேலைய பண்ணியிருக்கு. அவுங்க மேலயும் சொல்ல முடியாது ஆ.
ஆமாம். ஆமா. ம். அது ஏதோ ஒரு ஆமா கண்டிப்பா. அவங்க ஏதோ கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கனால, வந்து நேர்ல போய் இன்னும் பாத்து நம் பழகியிருந்தா. அது ரொம்ப கஷ்ட்டோல்ல, அது இப்போ இருக்க காலகட்டத்தில என்னென்னமோ கூட ஆயிருந்திருக்கும். ஆனா அந்த மாரி செயல்ல பண்ணாம, நான் சும்மா பேசிட்டு தான் இருந்தேன். அப்புறம் அது வந்து காதல்னு அவங்களே "காதல்ன்னு" சொன்னா தான் அவங்க பேசுறாங்க. அதனால தான் நானும் பேசுறேன். இல்லாட்டி நான் பேச மாட்டேன் யார்ட்டயும். ஆனா நார்மலாவே அந்த பொண்ணு அமைதியா தான் இருக்கும். ஆனா வந்து
ஆமாமா. ம்ஹ்ம். ஓ! ஆஹாஹ. அவுங்களோட பெற்றோர்கள்லாம் கூட இருக்காங்க தானே?
அவங்க வேலை வேலைக்கு போயிட்டு நைட்‌டு ஒரு 10:00 11:00 மணி இந்த மாதிரி தான் வருவாங்க.
ம். இந்த பெற்றோர்கள் செய்ற இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து, அந்த குழந்தைகள எந்த அளவுக்கு பாதிக்கிதுல மனதளவுல. தனக்கு யாருமே இல்ல ய யார் கூடயாவது பேசுனா நல்லா இருக்கும், நம்முடைய விஷயங்கள யார்கிட்டயாவது பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்கும் அப்டின்றது. அ அது எந்த அளவுக்கு போச்சுன்னா, அவங்க வந்து நீ நீ நீ என்னை லவ் பண்றத சொல்லு அப்டின்னு சொல்லி கேட்க கேட்குறப்போ, ஆமா. இத சொன்னா தான் தொடர்ந்து என்கிட்ட பேசுவாங்க, அப்டின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு.
அதுனால, ம். ஆமா. ம். ஆ. ஆமா. ஆமா ரொம்பவேங்க, பாவம் அந்த பொண்ணு அப்புறமேட்டு, எங்ககூட நாங்க கொஞ்சம், கொஞ்சமா பேச ஆரம்பிச்சோம் அந்த பொண்ணுகிட்டேருந்து. சரி, இந்த மாரிலாம் நாங்களே, இது மாரி எடுத்து சொன்னோம். இந்த மாரிலாம் வந்து எங்களுக்கே, வந்து இப்ப நீ பண்ணது எங்களுக்கே ரொம்ப உங்கள உன்னை நம்பிட்டு இருந்தோம். நீ இப்டி சொல்ல பண்ணவுமே, எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இனி அப்டி பண்ணாத அப்டின்னு சொல்லிட்டு, இனி நான் யார்ட்டேயுமே நான் வந்து சமூக வலைத்தங்களையே அந்த பொண்ணு வந்து அதோடத வந்து யூஸே பண்றது கெடையாம போயிச்சு.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோ! ஆஹ.
ஆமா. நான் தப்பு பண்ட்டேன் நீங்க எடுத்து இப்ப நீங்க ஏதோ பொறுமையா அந்த சொல்றனால, எனக்கு வந்து புரிஞ்சிக்குறேன். அதுக்கு அப்பறம் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கோவப்பட்டுச்சு. அது மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுமே வந்து அது ஒரு மாதிரி நடந்துக்குச்சு. அது என்ன தெரியல. அது அந்த சூழ்நிலை அப்டியா எ எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்டின்னு,
ம்ஹ்ஹ்ம். ம், ம். ஆமா. அதாவது நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்பிடின்னா, மனிதனுடைய இயல்பு அதுதானே! அந்த இடத்தில அது வெளிப்பட்ட அப்புறம், உடனடியா "ஆமா நான் இப்ப தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க"ன்னு கேட்கிறதுக்கு நிறைய பேருக்கு அது அந்த தைரியம் வராதுல்ல. அந்த கோவம் தான் அந்த இடத்தில வர வர செய்யும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, தெரியாத ஒரு சூழ்நிலையில. ஆனா, அவுங்க நீங்க சொன்ன மாரி அந்த டைம் குடுத்தீங்கல்ல. "இவளோ நாள் பேசாம இருந்தோம்" அப்பிடின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில அவுங்க நிச்சயமா யோசிச்சிருப்பாங்க. "அவங்க கேட்டது சரிதானே! நம்ம பண்ணது தப்பு தானே! ஏதோ தெரியாம இது பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் திருத்திக்கலாம்" அப்பிடின்னு சொல்லிட்டு, திரும்ப அவுங்க நீங்க பேசினதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அதுதான் உடனடியா ஒரு ரியாக்ஷன் குடுக்குறதுக்கும், அவுங்க இவ்ளோ நேரம் ஒரு டைம் எடுத்துக்கிட்டு, நல்லா யோசிச்சு, ஒரு ஸ்பேஸ்ன்றது எல்லாருக்கும் குடுக்கணுன்ல. அவுங்க திருந்துறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு குடுக்கணும். கொஞ்ச நேரம் குடுக்கணும். உடனடியா "நீ திருந்துனா, அது எப்பிடி?" அவுங்களுக்கும் இந்த ரணம்ன்றது இருக்குமே! சரியா தான் பண்ணியிருக்கீங்க. தோழி, ஒரு தோழிகளா வந்து நீங்க ஒரு நல்வழிய தான் படுத்தியிருக்கீங்க அந்த பொண்ண. பாராட்டுக்கள். <chuckles>
ம்ஹ்ம். ஆமா. ம், ம். ஆமா. ம், ம். ஆமா. ம். <chuckles> ஆமா. கண்டிப்பா. ம். ஆமா, ஆமா. அதுக்கப்புறம் அ அந்த பொண்ணும் நாங்க சொல்றமாரி அது கேட்குறதுக்கு ஒரு இது வேணும்லங்க. மத்தவங்க அ அந்த நேரத்தில அந்த பொண்ணு சொன்னாங்க, சொல்ல, சொல்ல கேட்குது இந்த மாரி "சரி நான் இனிமே அந்தமாரி பண்ண மாட்டேன். ஒ இனிமே உங்க கூட எனக்கு இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா, நீங்க வந்து என்னைய ஏனா நான் இப்ப தனிமையா இருக்கிறப்பயும் வந்து நீங்க பேசுவீங்க" ஒரு இன்சிடென்ட் கூட நடந்துச்சு இதில. அந்த பொண்ண வந்து ஒரு பையன் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தான். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து தெரியல. நாங்க பின்னாடி வந்துகிட்டுருக்கோம். அந்த நேரத்திலேயுமே வந்து நான் அந்த, அந்த பொண்ண வந்து நாங்க சண்டதான் போட்டுருக்கோம். இருந்தாலும் வுட்டு குடுக்கல. "என் ஃப்ரெண்ட்ட எப்பிடி நீ வந்து கலாய்க்கலாம்" அப்பிடின்னு நாங்க சண்ட போய் போட்டோம். அந்த பொண்ண அறிஞ்சு ரொம்ப இதாகிடுச்சு. என்ன சொல்றது, ஷாக் ஆனமாரி இருந்துச்சு. இந்த சண்டை போட்ட காலத்திலயுமே அந்த பொண்ணு அவுங்க வந்து நம்மள வந்து இன்னும் ஒரு நண்பியா தான் பார்க்குறாங்க. அப்பிடின்ற ஒரு இந்த பொண்ணு அத சந்தோஷப்பட்டது. நாங்களே பார்த்தோம். "அது எப்பிடி வுட்டு குடுக்கும்! என்னதான் இத்தனை வருஷம் நம்ம பழகியிருக்கோம். அது தப்பு பண்ணியிருக்கு தான். ஆ அது சொல்லி புரிய வச்சா, அது புரிய வச்சிருக்கலாம்"அப்பிடின்னு தான் நாங்க யோசிச்சோம்.
ம், ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா. ம்ஹ்ம். அதாவது அந்த ஒரு சம்பவம் தான் அந்த பொண்ணோட, அந்த முழு மனநிலைய வந்து கண்டிப்பா மாத்தியிருக்கும் அப்பிடின்னு நினைக்கிறேன். "என்னதான் நம்ம சண்ட போட்ருந்தாலும் நம்மளுடைய தோழிகள் நம்மள விட்டு குடுக்கல பார்த்தியா!"அப்டின்ற ஒரு எண்ணம் நிச்சயமா உங்களுக்கு வந்திருக்கும். "நம்ம தனிமையா இல்ல. அ ஒரு நல்ல நண்பர்கள, நல்ல தோழிகள வந்து கண்டிப்பா சேகரிச்சு வச்சுருக்கோம். நமக்கும் 4 பேர் இருக்காங்க" அப்பிடின்ற ஒரு எண்ணம் அவுங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்தமாரி தவறான விஷயங்கள்ல வந்து, இன்னும் நிறைய பேரு பொறக்கிறப்ப யாரும் தவறானவங்களா பொறக்கிறது இல்ல. இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து அவுங்கள என்ன செய்கிறோன்னு தெரியாத மாதிரி, இந்த மாரியான ஒரு வழிகளுக்கு கொண்டு விட்றது. ஆமா ம்ஹ்ம், அவுங்க கூட இன்னும் நீங்க தொடர்பில இருக்கீங்களா?
ஆமா. ம். ஆமா. ஆ. <snorts> ஆமா. அதே தான். ம். அதுக்கப்புறம் ஆ இருக்கேன். அவுங்களுக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அவுங்க லவ் பண்ணவங்களோட தான் இப்ப கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமா இன்
ம். ம். சிறப்பு! ம்ஹ்ம்.
ம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த மாதிரி எந்த சம்பவமும் பண்ணல. அது பாட்டுக்கு நல்லா படிக்க ஆரம்பிச்சுருச்சு. அ ம் நல்லா படிக்க ஆரம்பிச்சுடுச்சு. நாங்க நாங்க எப்போதுமே ஒண்ணாத இருப்போம் அதுக்கப்புறம் அந்த பழைய நடந்த கதைய பத்தி நாங்க பேசுகிறதே வுட்டுட்டோம். ஏன்னா, திருப்பி திருப்பி பேசி அது ரொம்ப கஷ்டமாயிரும்ல. அதனால பழைய கதையெல்லா பேசர விட்டோம். அந்த பொண்ணு எப்போதுமே வந்து ஒரு தனியாவே அது தெரிஞ்சுச்சு அந்த பொண்ணு இப்படிதான் தனியா இந்ததுனால தான் இந்த வலியில போயிருக்கு. அதனால, தனியாவே உடாம எங்க போனாலும் நாங்க வெளியில போய் எங்க இந்த குடும்பத்தில எங்க நாங்க போனாலுமே அந்த பொண்ண கூப்பிடுவோம். அதுவும் வரும், அ அந்த மாதிரியும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஏன்னா வந்து தனிமை அது ரொம்ப கஷ்டம் இல்ல.
ம். ம், ம். நிச்சயமா, நிச்சயமா. ம்ஹ்ம். ஓ. நிச்சயமா, நிச்சயமா. அவங்களுக்கு, வேறு எதுவு இல்ல. அழகா கூப்புட்டு ஒரு கவுன்சிலிங் குடுத்துருந்தாலே அத புரிஞ்சுக்க கூடிய பொண்ணா தான் இருந்துருக்காங்க. ஏன்னா, ம் இவ்வளோ ஒரு சீக்கிரமான ஒரு மனநிலை, ஒரு மாறுதல், திரும்ப தப்பு சென செய்ய மாட்டேன் அப்டீன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணிருச்சினா, அவங்க வேணுமே இன்டென்சிவா வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே எந்த ஒரு தவறையுமே அவங்க செய்யல. அத செய்யத் தூண்டியிருக்கிறது அவங்களுடைய தனிமை அப்படின்ற ஒரு விஷயம். அந்த தனிமை கொடுக்குற, அந்த மன அழுத்தத்தின் காரணமாக தான் அந்த மாதிரி விஷயங்கள பண்ணியிருக்காங்க. ம். அழகா பண்ணீங்க.
அதுதா, அ அ. ம். ஆமா. ஆமா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்பா கிட்டேயும் போய் சொன்னோம் "இந்த மாதிரி இந்த பொண்ண வந்து தனியா உடாதீங்க. அவ வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க, தனிமையா என்ன எங்க வீட்டுலியே இருக்கேன், நான் மட்டும் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னே தெரியல" அப்டீன்னு சொல்லிட்டு சொல்லி அவங்க வீட்டில சொன்னோ. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில கொஞ்சம் வந்து அ இது நேரங்கள் வந்து கொஞ்சம் செலவிட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பொண்ணுகிட்ட. ஆ சொன்னோனே. ஆமா, அப்புறம் அவங்க அண்ணே அண்ணன் இருக்காங்க. அவங்க அண்ணன் கூடலாம் கொஞ்சம் விளையாடுற மாதிரி அப்புறம், சித்தி பொண்ணு இந்தமாதிரி சொந்தக்காரங்கலா இருக்காங்களே அவங்க கூடயும் கொஞ்சம் நல்ல பழக ஆரம்பிச்சு, கொஞ்சம் அது முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ வந்து தனிமை வந்து குறஞ்ச மாதிரி இருந்துச்சு.
ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ. ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ஹுஹ்ம்.
இவ்வளோ, நடவடிக்கைகள்ல நாங்க வந்து அந்த பொண்ணுக்காக நாங்க மேற்கொண்டோம். இது இதுனால தானே இப்படி ஆயிருச்சு. ஆ இது இது பாதியோடு இருந்துச்சு, இன்னும் வேற மாதிரி போயிருஞ்சுன்னா, அது ரொம்ப பெரிய கஷ்டமாயிருக்கும். இப்போ, ஏதோ பாதியோட நிறுத்தினதுனால இந்த பொண்ணு எந்த ஒரு இதுலேயும் மாட்டிக்காம இருந்தது, அதுவே பெரிய அதுனாலயே, "இன்னும் மேற்கொண்டு அந்த மாதிரி ஆகிறக்கூடாது." அப்படீன்றதுக்காக, இந்த இது மாதிரி பண்ணோம். கொஞ்சம், கொஞ்சம் எங்களால முடிஞ்சது, அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னது, அப்புறோம் நான் எங்க நாங்க குடும்பத்தில வெளில போனன்னா அந்த பொண்ணும் கூட்டிட்டு போறது. அ எதாவது வெளில போய் நாங்கல்லாம் சாப்புடறது. இந்த மாரி ஒண்ணாவே தான் அந்த பொண்ண வந்து பாத்துக்கிட்டோம்.
ஓ. ஆமா, ஆமாமா. நிச்சயமா. ம்ஹ்ஹ்ம். ம். ம்ஹம். ம்ஹ்ஹ்ம். ரொம்பவே சிறப்பு. அதாவது எ எவ்ளோ தூரம் ஒரு தனிமையா இருந்த பொண்ண, எவ்வளோ டேக் கேர் பண்ணியிருக்கீங்க நீங்க, இல்லையா? அவங்க வீட்லயும் இத பத்தி சொல்லி, அந்த பொண்ணையும் நல்வழிப்படுத்தி, அதுவும் வந்து ரொம்ப நாள் ஆயி வேற ஏதாவது பிரச்சனை வரதுக்கு முன்னாடி வந்து நீங்க தடுத்தீங்கல்ல, அது அது நிஜமாவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு தோழிகள சக தோழிகள, நம்மளுடைய தோழிக்கு எதாவது பிரச்சனை இருந்தா, அது எப்படி அவங்கள வந்து வெளிய கொண்டு வரது, அவங்களுக்கு எந்த அளவு அவங்க மேல நம்பிக்கை இல்லாம இருந்தீங்க, திரும்ப உங்களு உங்க மேல அவுங்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கையை வர வச்சீங்க, அந்த ஒரு சம்பவம், அழகா வந்து உங்களுடைய அனுபவங்கள என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கிட்ட பேசுனது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி! மீண்டும் பேசலாம்.
ம். ஆமாம். அ மீண்டும்